கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆசிரியர ஒரு சக தோழிகளோ, தோழர் மாரி நெனச்சு பேசுற குழந்தைகள் தான் ஜாஸ்தி.
ஆமாம். சட்டங்களும் அது மாரி மாறிருக்குன்னு நீங்க நெனக்கிரிங்களா? குழ வந்து ஆசிரியர்கள் எந்த ஒரு உரிமையும் இப்ப எடுத்துக்க முடியலன்னு என் உங்களோட பேச. சொல்லுங்க.
நெறையவே சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து ஊர். இது வந்து உரிமைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தா தான் அந்தந்த துறை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் நெனைக்கிது. இது ஒரு நல்ல போக்குன்னு தான் நான் நெனக்கிறேன்.
ம். ம், ம் சரி. உங்களுடன் பே கலந்துரையாடுனதற்கு ரொம்ப நன்றி.
நன்றி.